இப்போ ஓ ஒரு திருவிழான்னு சொன்னா நம்ம சொல்லும்போதே வந்து மனசுக்கு வந்து மகிழ்ச்சி தர ஒரு விஷயம் இல்லயா! அப்பிடி இருக்கும்போது, ஒரு இடம் பார்த்தோன்னா, அவுங்க சொல்லுவாங்க இந்தமாரி ஐயோ! இந்த இடமே நல்ல திருவிழா கோலம் கட்டிடுச்சுடா அப்பிடிம்பாங்க.
ஆமா. கண்டிப்பா.
அப்போ இந்தமாரி திருவிழாக்கள் கொண்டாட்றதப் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
திருவிழாங்கிறதே நம்மளோட ஒரு அடையாளம் தான். நம்ம என்ன திருவிழாக்கு கோ நம்ம என்ன மதமோ, என்ன இனமோ இனமோ, அத வந்து நம்ம அது சார்ந்த நம்ம நல்ல விஷயங்கள வந்து எல்லாருக்கும் காட்டுறதுக்காகதான் நம்ம விழாக்கள் எடுத்து கொண்டாட்றோம். அது எல்லா மதங்கள்லயுமே இருக்கும். எல்லா இனங்கள்லயும் இருக்கும். அ அதனால இந்தியா ஒரு அ பல்வேறு மதங்கள், இன, மொழி பேதம் இல்லாத ஒரு நாடுங்கிறதுனால, பலதரப்பட்ட விழாக்களும் அ சின்ன சின்ன கொண்டாட்டங்களும் இந்தியால நிறையா இருக்கு.
ஓகே. ஆ! சரியா சொன்னீங்க. அப்போ உங்களுக்கு இதில பிடிச்ச திருவிழா எதாவது இருக்குதா? அதுமாரி நீங்க வந்து ரொம்ப விரும்பி கொண்டாட்ற திருவி திருவிழாக்கள் எதாவது இருக்குதுங்களா?
புது ம். கண்டிப்பா. நான் விருது சிவகாசிங்கிறதுனால, எனக்கு சொந்த ஊரு சிவகாசிங்கிறதுனால, எனக்கு பிடிச்சது வந்து மொத மொதல்ல நல்லா பிடிச்சது வந்து தீபாவளி. ஏன்னா, அ நாங்க அந்த ஊரிலே வந்து ஏன்னா, பட்டாசு தொழிற்சாலை எங்க ஊரு பக்கத்திலயே இருக்கும். அ அது போக பார்த்தீங்கன்னா அந்த அதிலயே தயாரிக்கக்கூடிய கம்பி மத்தாப்புகள், அ அதுக்கு தயாரிக்கக்கூடிய அந்த வெடிமருந்து பொருட்கள் எல்லாமே சுத்தி சுத்தி செய்றதுனால, அது எங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுத்ததுனால, அந்த பண்டிக மேல தான் எனக்கு முதன்மையான பண்டிகையா நான் கருதுவேன். அத தாண்டியுமே வந்து எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை பொங்கல் ஒண்ணு நடக்கும். சித்திரை மாசத்துல அதுபோக, அ பங்குனி பொங்கல் நடக்கும். இந்த 2மே பார்த்தீங்கன்னா, அ அந்த அம்மன் சாமிகள் சார்ந்து நடக்கக்கூடிய பண்டிகைகள். இதையும் கொண்டாடுவோம் நல்லா. அதுக்கப்பறம் தமிழர் திருவிழாவான தைப்பொங்கல், காணும் பொங்கல், மாட்டுப் பொங்கல் இதெல்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்ற விளைய ஒரு இதா இருக்கும்.
அருமை. ம். அருமை. ஆ. அருமையா சொன்னீங்க. அதாவது, வந்து வி திருவிழாக்கள்ல இவ்ளோ இருக்குங்கறதே வந்து சிவகாசிலருந்து வந்த உங்ககிட்டருந்து நான் உண்மையிலேயே படிச்சுக்கிட்டேங்க இப்போ. அ இப்ப ஆமா <laughs> இப்ப வந்து இந்த பொங்கல பொறுத்தவரைக்கும் வந்து இந்த விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறோம்னு சொல்றோம் இல்லையா? அத பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லுங்க சொல்ல முடியுமா?
ம், ம். நெறைய இருக்கு. ஆமா. கண்டிப்பா. அது ஏன்னா, அவங்க தான் வந்து இந்தியாவோட வ அடிப்படையே. ஏன்னா நம்ம இந்த இப்ப இந்த தொழில் முன்னேற்றம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு அ இந்த கடந்த நூற்றாண்டில தான் வந்து நம்ம இந்த தொழிற்சாலைகள், இல்லை இயந்திரமயமாக்கல நோக்கி நகர ஆரம்பிச்சோம். அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியால்ல உள்ள பெரிய வருமானமே விவசாயம் தான். ஏன்னா பண்டமாற்று முறையில தான் நம்ம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். காசுங்கிறது வந்து பெருசா வ கிடையாது. அது அதனால அ ஒரு 50%, 60%க்கு மேலே விவசாயத்த நம்பிதான் நாடே இயங்கிக்கிட்டு இருந்தது. அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறதா தான் இருந்ததுதான் இந்த உழவர் சம உழவர்கள் பொங்கல் உழவர்கள் சம்மந்தமா பொங்கல் வைக்கிறதுதான். உதாரணத்துக்கு மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல்ங்கிறது அ நம்மளுடைய விவசாய மக்களுக்கான ஒரு நன்றி தெரிவிக்கிற பொங்கலா இருந்தது தான் கொண்டாடப்படுது.
ஆமா. அ. ஆமாங்க. ஆமாங்க. அருமையா சொன்னீங்க! அதாவது, அந்த விவசாயிகள பொறுத்தவரைக்கும், அவங்க வந்து அந்த சேத்துல வந்து கால வச்சா தான் நம்ம வந்து சாப்பாட்டுல கைய வைக்க முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு உண்மைங்க. அது உண்மையிலேயே அதாவது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அவங்கள நம்ம எப்பவுமே வந்து சாப்பிடும்போது அவங்கள நினைச்சிக்கணும், அவங்களுக்காக கண்டிப்பா நம்ம வேண்டிக்கணும்னு நா நினைக்கிறேங்க. அ அப்போ வந்து இன்னொன்னு வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். ஜல்லிக்கட்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
ஆமா, ஆமா. அது உண்மை. ஜல்லிக்கட்டு வந்து நம்மளோட அ கலாச்சார அழிப்பு கலாச்சாரம் அது வந்து அதில கேள்வியே இருக்கக்கூடாது? ஏன்னா அது ஆனா என்னன்னா, அது, அது வந்து ஒரு பிரச்சனையா, உருவாச்சு தமிழ்நாட்டில 2016 ஆனா நம்ம மக்கள் சரியான ஒரு அ பதில் குடுத்தாங்க, பதிலடி குடுத்தாங்க. எல்லாம் ஒண்ணு சேந்து மக்கள் போராட்டமா அத நடத்தி உண்மையிலயே அந்த மாதிரி ஒரு போராட்டம், த இந்தியால எங்கயுமே நடந்தது கிடையாது.
ஆ, ஆமா. ஆமாங்க! எனக்கும் ஞாபகம் இருக்கு.
ஆ, ஒரு அகிம்சை போராட்டமா நடத்தி, ஆனா தன்னுடைய எதிர்ப்ப சரியா செஞ்சாங்க. ஆனா அரசாங்கம் அந்த நேரம் அவங்களோட க குரலுக்கு செவி சாய்த்தது. அது ஒரு பெரிய விஷயம்!
ஆமா, ஆமா உண்மை! அதாது அருமையா சொன்னீங்க! அந்த நேரத்துல வந்து அதாவது அந்த வீரம் அப்படிங்கறது ஒரு தமிழனுடைய ரத்தத்துல இருக்கு அப்படிங்கிற மாரி இல்லியா?
அது ஆமா அது குழந்தைகள் முதக்கொண்டு இப்போ குழந்தைகள் பெண்மணிகள் எல்லாரும் தான வந்து கலந்துக்கிட்டாங்க! எல்லா ஒரு காலங்களும், மெரினால ஆரம்பிச்சு ஒ இ தமிழ்நாடு முழுக்க பெரிய விஷயமா பேசினாங்க! இந்தியால அது ஒரு ட்ரெண்டிங்காகவே பேசப்பட்டுச்சு! ஏன்னா அது அடிப்படை என்னென்னா? இப்போ அவங்க என்ன சொல்லி கொண்டதாலும் அந்த ஒரு நிறுவனம் தான், இதை தடை படுறதுக்குக்காக நிறைய முயற்சி பண்ணது. அவங்க வந்து விலங்கு நலத்த பாதுகாக்கறோனு சொல்லிட்டு மாடுகள வந்து இதனால் கொடுமைப்படுத்துறோம். அப்படிங்கிற மாதிரி சொல்லிருதாங்க! ஆனா உண்மை அது கிடையாது. மாடுங்கறது வந்து என்னென்ன எல்லார் வீடுகள்லயும் மாடு வளர்ப்பாங்க, பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் நானே எங்க ஊர்ல வந்து, மொதல்ல இந்த கன்னியாகுமரி பக்கம் வந்து தான் என்னோட 15 வயது வரை வயது வரை இருந்தேன். எங்க வீட்டு பக்கத்துல பார்த்திங்கன்னா, ஒரு 5 வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து கண்டிப்பா மாடு வளர்த்துட்ருப்பாங்க அவங்க வீட் வீட்ல.
ஆம். ஆ. ஆ. ஓ! சூப்பருங்க.
மாடு சார்ந்த தொழில்கள் பாப்பாங்க. அதாவது மாடுலருந்து பாலு கறந்து எல்லா இடமும் குடுக்குறது. அதுக்கப்பறம் அதோட சாணத்த எடுத்து எரிவாயுவாக்கிறதுக்கு அதுக்கு விக்கிறது. அ அதுக்கப்பறம் மா மாடு இறந்து இறக்கிற நில வந்ததுனா, அத எந்த மாரி அத இது பண்ணலான்னு சொல்லி அனுப்புறது. ஆனா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவுங்களுக்கு அவுங்க வீட்ல மாடு இருக்கிறதுனால, அது மாட வந்து இன்னொரு ஒரு ஜீவனாதான் பார்ப்பாங்க.
ம். ஆ. ஆமா. இன்னும் சொல்லப்போனா, ஒரு குடும்ப உறுப்பினராவே பார்த்துக்கிட்டுருந்தாங்க இல்லயா!
ஆமா. அப்படிப்பட்ட மாட்ட வந்து இவுங்க வந்து, அ தன்னோட நலனுக்காகவும், வெளிநாட்டினர்கள் நலனுக்காகவும் வந்து அத ஒழிக்கலான்னு முடிவு பண்ணிதான் அத கொண்டு வந்தது நாட்டு மாடுகள. ஆனா மக்கள் சரியான ஒரு அடி குடுத்து அத காலி பண்ணாங்க
ஆ. <chuckles> உண்மையிலே. சூப்பரா சொன்னீங்க போங்க. ஆ இப்ப வந்து உங்களுக்கு இந்த இந்தமாரி வந்து நம்ம தமிழர் அ திருவிழாக்கள் மாத்திரந்தான் வந்து உங்களுக்கு கொண்டாட பிடிக்குமா? இல்ல எல்லா விதமான ஒ ஒவ்வொரு நீங்க சொன்னமாரி ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒரு, ஒரு வி விதமான பண்டிகைகளும், திருவிழாக்களும் இருக்கதான் செய்யுது. எல்லாத்துலயும் நீங்க வந்து பங்கேற்றுருக்கீங்களா?
நான் எனக்கு நான் வந்து வெளி மாநிலங்கள்லையும், வெளிநாடுகள்லையும் வேல பார்த்ததுனால, எனக்கு எல்லா மதத்துலருந்தும் நண்பர்கள் இருக்கிறாங்க. அதனால நான் இப்ப நான் வளைகுடா நாட்ல இருந்தப்போ பார்த்தீங்கன்னா, அங்க அ மு அ முஸ்லீம் மதங்கள சார்ந்தவங்களோட பண்டிகைகள் தான் அதிகமா கொண்டாடப்படும். அப்படி இருக்கிற நேரத்துலன்னா, அந்த நண்பர்களோட சேர்ந்து நானும் கொண்டாடுவேன். கொண்டாடிட்டு அ அந்த அவுங்களோட அந்த வ இப்போ உதாரணத்துக்கு ரம்ஜான் மாதத்தில வந்து அவுங்க தினந்தோறும் 30 நாள் நோன்பு நோன்பு இருப்பாங்க. நோன்பு அவுங்க முடிக்கிறது இந்த சாயங்கால நேரத்தில தினந்தோறும் முடிக்கும்போது, நானும் அவுங்களோடு சேர்ந்து முடிச்சுட்டு, அவுங்க சாப்பிட்றதையும் நானும் சாப்பிடுவேன். அ அதுபோக அந்த 3 நாட்கள் ரம்ஜான் மாதம் முடிஞ்ச உடனே.
ம். ஆமா. ஆமா.
ஒரு 4 நாள் பெரிய லீவு குடுப்பாங்க. அந்நேரம் பாத்தீங்கன்னா, அவங்களோடயே போயி சுத்தி வந்து, அ என்ஜாய் பண்றது, கடைகளுக்கு போறது இந்த மாரி அவங்களோட இதுலையும் நல்லா நான் பண்ணீருக்கேன். அதுபோக என்னோட சொந்தக்காரங்கள்ல சில பேரு கிறிஸ்தவர்களும் இருக்குறாங்க. அவங்களோட வீட்டுக்கு கிறிஸ்தவ பண்டிகைகள் வந்து நடக்கும். இந்த கிறிஸ்மஸ் வர்ரது, புனித வெள்ளி, அ மாதா திருநாள் எல்லாமே பாத்தீங்கன்னா, எப்போலாம் வா வாய்ப்பு கெடைக்குதோ, நான் எனக்கு வேலைகளுக்கு ஏத்த மாதிரி போயி அவங்களோட சேந்து கலந்துக்கிடுவேன்.
ம். அ. அருமையா சொன்னீங்க. அதாவது வந்து, எனக்குமே ஞாபகம் இருக்கு, அந்த அ ரமதான் அந்த நோம்ப முடிச்சிட்டு ஒரு கஞ்சி தருவாங்கல்ல? அது ரொம்ப நல்லாருக்குள்ல?
ஆமா. அது அ உண்மையிலே ஒரு சுவையா இருக்கும். ஏன்னா, அவங்க செய்ற விதம் வந்து மத்தவங்களால செய்ய முடியாது. அதுமாதிரி பிரியாணியும் பாத்தீங்கன்னா, அவங்க அந்த இதுக்கு ரமதான் மாதம் முடிஞ்சோனே போட்ற பிரியாணி. அதுபோக அந்த பக்ரீத்துக்கு போட்ற பிரியாணி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்கள மாதிரி பிரியாணி செய்ய முடியாது.
ஆமா. ஆமா. அதுவும் நமக்கு வந்து அ ஒ இந்த மாதிரி ஒரு நண்பர் இருந்தார்ன்னா நம்மலாம் வந்து காத்திருப்போம், எப்படா ரம்ஜான்? நமக்கு பிரியாணி <inhales> ஃப் பாக்ஸு நமக்கு வரப்போகுதுன்னு இல்லியா?
<laughs> ஆமாமா. ஆனால், அந்த பல தரப்பட்ட நண்பர்கள் இருந்தனால, எனக்கு அது ஒரு நன்மைன்னு நான் நெனைச்சிக்கிடுவேன். இது எல்லாத்தயும் கலந்துக்கலாம், எல்லா விழாக்களயும் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட மத முறைகள பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி, அந்த விரு விழாக்கள நான் பாப்பேன். இப்போ பாத்தீங்கன்னா, எங்க ஊருல பிரசித்தி பெற்று நடக்குது நான் என்ன கலந்துக்கிட்டேன்னா, எங்க ஊருல நான் ஊர்ல இருந்த வரைக்கும் அ அங்க இந்த அ சிவகாசியில வந்து இந்த பங்குனி பொங்கல் நடத்துவாங்க. பங்குனி பொங்கல், சித்திர பொங்கல் ரெண்டுமே நடத்துவாங்க. உ பங்குனி மாசம் ஒரு பொங்கல், சித்திர மாசம் ஒண்ணு. அதுல என்ன விசேஷம் அப்டின்னா, பங்குனி மாசம்னா மாரியம்மன், சித்திர மாசம்னா பத்ரகாளியம்மன். இவங்களுக்கு நடக்கும். அந்த ஊரே சேந்து கொண்டாடும் மொத்த சிவகாசியுமே பாத்தீங்கன்னா, சிவகாசியில பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அ 10 லட்சம் மக்களாது இருப்பாங்க, அ அந்த ஊருல.
அ. ம். ஓ
சிவகாசி சிவகாசி சுத்தி இருக்கற இடத்துல சேர்த்து, உ கிராமங்கள் எல்லா சேர்த்து, அது ஊரே பார்த்திங்கன்னா! ஜெகஜோதியா இருக்கும். ஆ அது ஒரு 2, 3 நாள் நடக்கும் மொத்தமா. இரவுல எல்லா பார்த்தீங்கன்னா! படங்கள் வந்து நடுநிசி காட்சினு, 1 மணிக்கு போடுவாங்க! தியேட்டர்ல படங்கள்.
அருமை! ஆ. சூப்பர். அ.
ஆமா. அதனால நாங்க, அந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா! வீட்லருந்து கி கிளம்பிட்டு வி எங்க ஊர்ல உள்ள கோயில்ல போய் சாமி கும்டுட்டு, அங்கயும் போ பண்டிகை கொண்டாடிட்டுருப்பாங்க! அதுக்கப்புறம் நேரா அங்கருந்து சிவகாசிக்கு போய்ட்டு, அங்க உள்ள அ கோயில்களுக்குள்ள, 4,5 கோயில் இருக்கும். எல்லா கோயிலுக்கும் அப்படியே போவோம் நடந்தே போவோம். ப பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேல இருந்தாலும் நடந்தே போறது. நண்பர்களோட. ஏன்னா? எல்லாருமே அப்படிதான் போவாங்க! ஏன்னா? அவ்ளோ கூட்டம் இருக்கும். வண்டி எடுத்துட்டு உள்ள போ முடியாது. போயிட்டு கோயில்ல போய்ட்டு சாமி கும்டுட்டு, திருநீர வாங்கி பூசிட்டு, அப்படியே வெளியே வந்து கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடுவோம். என்னெல்லாம் வந்து வழியில நிறைய கடைகள் வச்சிருப்பாங்கல்ல!
ம். ம். ஆமா. ம். ஆமா. <inhales>
அதெல்லாம் சாப்பிடுறது அதுக்கப்புறம் போற வழில பார்த்தீங்கன்னா! இந்த ப் பானக்கரன்னு ஒண்ணு போட்டு குடிப்பாங்க! அதாவது, இந்த அ க கருப்பட்டிய வச்சு கருப்பட்டி, புளிலாம் சேர்த்து போட்டு குடிக்கிற, ஒரு ஜூஸ் மாதிரி ஒண்ணு குடுப்பாங்க. ஜூஸ் மாரி கூட இருக்காது, எப்படி நம்ம இந்த கஞ்சி குடுக்குறாங்கல்ல! கூ கூழாகாரம். அது கூழ் மாதிரி அதுவும் ஒண்ணு பானக்கரம், அப்படிம்பாங்க. அது வாங்கி குடிக்கிறது. குடிச்சுட்டு நைட் சாய ஊர் முழுக்க சுத்தீட்டு, 1 மணிக்கு மேலே படம் பார்த்துட்டு நண்பர்களோட ஜாலியா, 4 5 மணிக்கு திரும்ப பஸ் ஏறி போவோம். அதெல்லாம் இன்னைக்கும் பார்த்தா, நல்ல ஒரு சரியான விழாவா தான் கொண்டாடணுங்கிற மாரி இருக்கும்.
ம். ஆமா! அ. சூப்பர். அருவியா. அதாவது, வாழ்க்கைல ஓவ்வொரு தருணத்தையும் வந்து நீங்க ரசித்து வாழ்றீங்க, இல்லையா?
கண்டிப்பா. அதுக்கு தான் வாழ்க்கை. ஏன்னா ரொம்ப ஷார்ட் ஆனது தான வாழ்க்கை.
<breath> அருமையா சொன்னீங்க. இப்ப வந்து இந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த திருவிழா கொண்டாட்டம்லாம் வந்து, நம்ம வந்து இப்ப கிடைக்கிறதில்ல. அவங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நாம சொல்லி குடுக்கனுமா? நீங்க அதை பத்தி என்ன நெனைக்கிறீங்க?
கண்டிப்பா. ஏன்னா, இப்ப நான் குழந்தையா இருந்தப்ப பாத்தேன்னா, நம்ம ஊர்ல இந்த ரோட்ல தெருல கடைகள் போடுவாங்க. குழந்தைகள் வந்து கோயிலுக்கு போணும்னு விருப்பப்பட மாட்டாங்க. அவங்க என்ன விருப்பப்படுறதுனா, அ பொம்மைகள் வாங்கணும், நெறையா பொம்மை வாங்கணும், ராட்டனம் சுத்தணும், அ அதுபோக இந்த பஞ்சு மிட்டாய் சாப்பிடணும். கிடைக்கிறத அங்க போய் சுத்தி பாக்கணும்னா, அவங்களோட நண்பர்களோட. அது புது சட்டை ஒண்ணு வாங்கி குடுப்பாங்க. அத போட்டுக்குட்டு சுத்துவாங்க, அங்குட்டு இங்குட்டுமா. வீட்ல வாங்கி வச்சிருக்க இனிப்புகள சாப்பிடுவாங்க, செஞ்சு வச்சுருக்கத. அதனால, இங்க நகரங்கள்ல இருக்கவங்களுக்கு அதோட அரும தெரியல. இன்னும் ஆனா கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா, அது அப்படியே தான் இ இருந்துகிட்டுருக்காங்க. அ பெண் குழந்தைங்களா இருந்தா முளைப்பாரி போடுறது. இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லா எங்க குலதெய்வம் கோயில் கும்பிடுறது இந்த மாசி மாசம் வருதுனா, அப் அப்ப போயிருவோம். அதுக்கடுத்து இந்த ஊர் பொங்கல் நடக்குறப்போ கண்டிப்பா ஊருக்கு போவோம். பொங்க தீவாளி, பொங்கல், கண்டிப்பா ஊர்ல தான் இருப்போம்.
<laughs> அ. <laughs> அ. ஆ. சூப்பருங்க. அதாவது வந்து, உங்களோட மாத்தரம் நிறுத்தாம வந்து, நீங்க வந்து உங்க குழந்தைங்களுக்கு வந்து, "இத வந்து சொல்லிக் குடுக்கணும்." அப்படிங்கிறத நினைக்கிறது உண்மையிலே நல்ல ஒரு கருத்துதான். ஆனா வந்து, இந்த காலத்து குழந்தைங்க அத எந்த அளவுக்கு ஏத்துக்குறாங்க? அவங்களுக்கு வந்து, இப்போ வந்து, தனி தனிப் தனிமைப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் எல்லாருமே விரும்புறாங்க, இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டத்தப் பாத்தாலே அவ எல்லாருக்கும் வந்து ஒரு, என்ன சொல்றது? ஒரு கஷ்ட் ஒரு சங்கட்டமா, "ஐயோ! எல்லார் கூடயும் போய் பேசணுமே" அதுவும் திருவிழான்னு சொன்னா, ஆ ம் எ உங்க இதுல சொன்னா, "பங்காளி எப்படி இருக்கிற?" அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டே வருவாங்க, இல்லையா? ஆ அப்ப
ம்ஹ்ம். இல்ல. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நம்ம புரியாத ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு போனா, எப்படியாவது துணை தேவ. அதனால, நான் அங்க தெரிஞ்ச ஆளுங்கறன்னால ந ந நம்ம தான் கூட்டு போணும். உதாரணத்துக்கு, அங்க ஒரு அ பாட்டு கச்சேரி நடத்துவாங்க. பார்த்தீங்கன்னா, "ஆடலும் பாடலும்" நிகழ்ச்சி நடத்துவாங்க, இரவுல ஃபுல்லா. அ நம்ம அத எப்படி உட்காந்து பாத்த மாரி, அதேமாரி இப்ப நம்ம குழந்தைகள கூட்டு போய்ட்டு, நம்ம தூரத்துல நின்னா கூட பரவால்ல, அவங்கள உக்கார வச்சு பார்க்கணும்.
ஆமா. அ.
அப்படி பார்க்கும்போது தான் வந்து, அவங்களுக்கு நம்ம கூட இருக்கனால அவங்களும் உட்காருவாங்க. அப்படி தான் அவங்க பாத்து பாத்து தான் அவங்களுக்கும் அதோட அர்த்தம் புரியும். எதுக்கு இந்த விழாக்கள் கொண்டாடுறாங்க? எதனால இதெல்லாம் செய்றாங்கன்னு தெரியும்.
ஆ. <breath> உண்மையிலே. அது வந்து கொழந்தைங்களுக்கு வந்து இந்த காலத்துல வந்து நம்ம ஒ சொல்லி வைக்கும்போதே இப்ப இன்னொன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, திருவிழா கொண்டாடுறதுங்கிறது இப்போ வந்து ஒரு கம்யூனிட்டி கம்யூனிட்டியா செய்றாங்க இல்லியா? அ நம்ப எல்லாரும் ஒரு கம்யூனிட்டியா ஆய்க்குவோம், இப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் ஆயிருச்சு. உறவினர்கள் இதெல்லாம் போயிட்டு, சொந்த ஊர் இது, இந்த கலாச்சாரம்லாம் போயிட்டு இப்போ, இந்த கம்யூனிட்டின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணீருக்காங்க இல்லியா? இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்குறவங்க, அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன?
அஹ. ஆமா. அது நகரத்தில மட்டும் தான் நடக்குது. ஏன்னா, அவங்களுக்கு தேவைக்கு வந்து வேற வழி இல்ல. எ அதாது என்னன்னா? இப்போ ஊ தீவாளிக்கு இப்ப போகாம அங் இங்கயே வச்சு கொண்டாடுவாங்க. உதாரணத்துக்கு, வட இந்தியாக்காரங்க இங்க வேல பாக்குறது 10 30 பாத்தீங்கன்னா, ஹ் ஹோலி பண்டிகை வரும், அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம்.
ஆமா, ஆம்.
அ தசரா வரும், அதுவும் முக்கியம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்களலா திரும்ப இங்கேருந்து அவங்களுக்கு வேலைக்கான நேரம் லீவுக்கான நேரம் கிடைக்காது. இங்க இருந்து 2 நாள் ட்ராவல் பண்ணி போயி, அ குஜராத்துல போய் கொண்டாடணும் முடியாது. அதனால இங்கேயே பாத்தீங்கன்னா, அவங்க அப்பார்ட்மெண்ட்லேயே வெளிய லைட்டெல்லாம் போட்டு கலர்கள் அடிச்சுட்டு அவங்களோட ச கம்யூனிட்டியோடு சேந்து கொண்டாடுவாங்க. அது வரவேற்கத்தக்கது தான். அவங்கள வாய்ப்புகளுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கிறாங்க.
அம். ஆம். அதுவும் ஒரு அழகாய்ருச்சுல்ல அதுவும் ஒரு அழகு தானே இந்த காலத்துல இல்லியா?
ஆமா. நம்ம இப்போ எப்படி வீட்டுக்கு வெளிய வந்து கார்த்திகை தீபம் வந்து நம்ம இங்க ஏத்துறோம், அ ஏத்துறோம். அந்த மாதிரி தான், அவங்களால முடிஞ்சத அங்க செய்றாங்க. இதுல பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா அவங்களோட பழக்கவழக்கத்த விடாம செய்றாங்கல்ல அதுதான்.
ஆம். ஆமா. உண்மையிலயே அதாவது அன்னைக்கு வந்து நம்ம வந்து செஞ்சத வந்து, இன்னைக்கு மறந்துட்டு வந்து நம்ம இப்போ இருக்குற மாதிரி வாழ்ற வாழாம, நம்ம கலாச்சாரத்த வந்து நம்ம தெ ப நம்முடைய கொண்டாட்டங்கள் இது எல்லாமே வந்து நம்ம கொழந்தைங்களுக்கும் சேரணுங்கிற அவங்க எண்ணத்துனால, அதே சமயம் வந்து காலகட்டாயத்துனால வந்து அவங்க இந்த மாதிரி வந்து அத கொண்டாடுறாங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா.
அஹ. உண்மையிலயே இப்போ வந்து வ நீங்க வந்து உங்களுடைய திருவிழாக்கள்லாம் வந்து எப்படி கொண்டாடுவீங்க? அதேமாதிரி இந்த சிவகாசிய உங்க ஊர பத்தி நீங்க சொல்லும்போது, எனக்கே அங்க போய் ஒரு ட்ரிப்பு பாத்துட்டு வரணுங்கிற ஆச கண்டிப்பா வந்துட்டு தாங்க கண்டிப்பா. உங்க கூட பேசினது ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா. போய் பாருங்க ஒரு தடவ. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.